இன்றைய காலகட்டத்தில, இந்த டிஜிட்டல் சாதனங்கள் மடிக்கணினியா இருக்கட்டும், டேப்லெட்டா இருக்கட்டும், அ மொபைல் ஃபோனா இருக்கட்டும், குழந்தைங்க அதுக்கு ரொம்பவே அடிமையாகி வந்துட்டிருக்காங்க. அதுவும் இப்போல்லாம் வந்துட்டு பெரியவங்கள விட குழந்தைங்களுக்கு தான், அதை எப்பிடி நல்லா பயன்படுத்தணும் அப்பிடிங்கிறதே வந்துட்டு நல்லா தெரியுது. அதுவும் இந்த டச்சு வந்ததிலிருந்து சின்ன பேபீஸ் கூட 6 மாசம் குழந்தை கூட அத வந்து ஈஸியா வந்து தள்ளி, யூடியூப்பை எடுத்து அதுக்கு பிடிச்சத பார்க்குற அளவுக்கு அது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சிறந்து இருக்குதுங்க. இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில, குழந்தைங்களை டிஜிட்டல் சாதனத்தில பயன்படுத்தும்போது, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? அவுங்களோட ஸ்கிரீன் டைம்லாம் நீங்க எப்பிடி கம்மி பண்ணுவீங்க?
ம். <swallows> கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலத்து குழந்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கொள்வதே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் சாதனத்தில தான். அ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்பிடின்னா, எதாவது புத்தகங்கள்லயோ! இல்ல நமக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கிட்டேயோ அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்ச அறிவு தான் நமக்கு இருக்கும். ஆனா இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் தெரியணும், எதாவது அவுங்க புதுசா கத்துக்கணும், அப்பிடின்ட்டிருந்தாலுமே அவுங்க வந்துட்டு இணையத்தில போயிட்டு, அவுங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து நல்லாவே வந்து கத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் சாதனங்கள் வந்து அவுங்களுக்கு வந்து உதவுது. ஆனா, நம்ம கொஞ்சம் அவுங்க கிட்ட எப்பவுமே வந்து ஒரு பார்வை வந்து இருக்கணும். ஏன்னு ப் கேட்டுக்கிட்டீங்கன்னா, அ நிறைய விஷயங்கள் வந்து இணையத்தில இரு இணையத்திலயா இருக்கட்டும், சமூக வலைதளங்கள்லயா இருக்கட்டும், அ நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் இருக்கு. குழந்தைங்க வந்துட்டு எதை பார்க்குறாங்க, அவுங்க என்ன பண்றாங்க அப்பிடிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பவுமே வந்து, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அத ஒ அத ஒரு பெரிய விஷயமா வந்து கருதப்படுது. இன்னொண்ணு வந்து அவுங்க பார்க்கக்கூடிய அந்த நேரங்கள், அ இப்போ சிறிய குழந்தைங்க அப்பிடின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அ பள்ளிக்கூடம் தான் போறாங்க. ஒரு 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைங்க அப்பிடின்னா, உங்களுக்கு வந்து கூடிய பட்சமே வந்து பார்த்துக்கிட்டஙகன்னா, ஒரு 1லிருந்து 1 1/2 மரி மணி நேரம் அவுங்க பார்க்குறது போதுமானதுன்னு தான் நானுமே நினைக்கிறேங்க.
ஆமா. ஆமா. சரிங்க. இப்போ வந்து, இந்த குழந்தைங்களுக்கு அவுங்க பார்க்கக்கூடிய, இந்த சாதனங்கள்ல, பேரன்டல் கண்ட்ரோல்லாம் நீங்க வந்து குடுத்துருக்கீங்களா? அது எப்படி குடுப்பீங்க? எப்படி குழந்தைங்கள அது மூலமா மானிட்டர் பண்றீங்க?
ம். ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு ரொம்பவே அவசியம். அ ஏன்னா, குழந்தைங்க வந்துட்டு, ஈஸியா வந்துட்டு, நெறைய விஷயங்கள வந்துட்டு அடிக்ட் ஆயிடுவாங்க. அ எப்படீன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பழக்கமாயிக்கிட்டே வருது, அப்படீங்கிறது வந்து நமக்கு தெரியும், இல்லைங்களா? இப்ப வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுமே வந்து, முதல்லலாம் குழந்தைங்க வந்துட்டு வெளையாட போவாங்க, இல்லைங்களா? ஆனா இப்ப இருக்குற எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கப்புறம் அவுங்க பார்க்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மடிக்கணினி எடுத்து வச்சுட்டு உட்காரதா இருக்கட்டும், இல்ல அலைபேசில வந்து, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து, புதுசா அவுங்களுடைய நண்பர்கள் கிட்டேயும் அவுங்க பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாமே தான் வந்து அவுங்க பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ, அதுல வந்து நம்ம சுதாரிச்சுக்கிட்டு, நம்ம சில கட்டுப்பாடுகள் எடுத்து தான் ஆகணும். அ நான் என்ன பண்ணுவேன்னா வந்ததுமே வந்துட்டு அவுங்க கை, கால் மூஞ்சில்லாம் அலம்பிட்டு, குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு, அவங்களுடைய வீட்டு பாடங்கள்னு 1 இருக்கும், இல்லைங்களா? அதை முடிச்சதுக்கப்பறமா, அவுங்களுடைய இரவு நேர உணவையும் அருந்துனதுக்கப்பறமா, அவங்களுக்கு சிறிது நேரம் வந்து குடுக்கலாம். ஒரு 1 மணி நேரமோ, 1 1/2 மணி நேரமோ வந்து, அவங்களுக்கு குடுக்கலாம். ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி அவுங்க தூங்கணும். அதுவும் ஒரு விஷயம், நம்ம வந்து பார்த்துக்கணும். ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி வந்து, நம்ம அது குடுக்க வேண்டாமே அப்படிங்குறது தான். ஒரு 1 மணி நேரம் நம்ம குடுத்ததுக்கு அப்புறமா, அவங்கள எங்கேயாவது வெளில மொட்டை மாடிலயோ, எங்கேயாவது நடக்க வச்சுட்டோ, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள், கதைகள் சொல்லியோ, நம்ம தூங்க வைக்கிறது வந்து, ஒரு நல்ல விஷயமா வந்து படுது.
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. இப்ப வந்து அவங்களோட ஸ்க்ரீன் டைம்ம வந்து குறைக்கிறதுக்கு, அவங்க ப அ ரெகுலரா பார்க்கக்கூடிய ஆப்ஸில இப்போ ஒரு YouTubeஆ இருக்கட்டும், இல்லை Instagramஆ இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமர் போடுறது இந்த மாதிரில்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்களா? இல்லைனா நீங்க வேறு என்ன மாதிரி ஸ்க்ரீன் டைம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் நீங்க செய்றீங்க?
ம். <breath> கண்டிப்பா, ஆரம்ப காலகட்டத்தில இந்த மாதிரி ஆப்லல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்க்ரீன் டைமர் வந்து நாங்க வச்சோம் தான். ஆனா வந்து குழந்தைங்க வந்து, நம்மள விட கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு, அவங்களே வந்து அதை இது பண்ணிடுவாங்க. அ இந்த டைமரை மாத்தி விட்டுட்டு பார்க்குறதெல்லாம் உண்டு. இப்போ நம்ம என்ன நினைப்போம், "டைமர் வரைக்கும் அந்த அந்த நேரம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியாது." அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்கெல்லாம் நம்மள ரொம்பவே ஓவர்டேக் பண்ணி பார்க்குறதும் உண்டு. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் டைம் முடிஞ்சதும் அந்த-அந்த மடிக்கணினியா இருக்கட்டும், அலைபேசியா இருக்கட்டும் நாங்க வந்து எடுத்து தான் வச்சுருவோம். நாங்க அதை எடுத்துருவோம். எங்க கைக்குள்ள தான் எங்க கையில தான் இருக்கும் அதுக்கப்புறம். ஏன்னா அது அதுக்கடுத்து அவங்க கிட்ட குடுத்தாலும் சரி, நம்ம வந்து அவங்களை ரொம்பவே வந்து அ கவனிச்சாலும், அவங்க வந்து ப இந்த மாதிரி பார்க்குற விஷயங்களை வந்து தவிர்க்க மாட்டாங்க. ரொம்பவே ஸ்மார்டுன்னு சொல்லலாம், இல்லிங்களா? அந்த மாதிரி. அ நம்ம தான்
ஆம்மா. ஆமா. ஆம்மா. இப்போ அவங்ககிட்ட இருந்து நீங்க எடுத்துருவேன்னு சொல்றீங்க, இப்போ 1/2 மணி நேரம்க்கு அப்புறம். அது வந்து அவங்க மனமுவந்து குடுக்க மாட்டாங்க. நம்ம போய் புடுங்குற மாரி தான் வந்துட்டு இருக்கும் அவங்க கிட்டருந்து. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப அழுது, அடம் பிடிச்சு "நான் இது செய்யமாட்டேன்! நீ குடுத்தாலே ஆச்சு." அந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்களா? அப்படி பண்ணா நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
ம். <laughs> ஆமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கள்ல வந்துட்டு ரொ இந்த அக்ரஸிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ரொம்பவே வந்து அதிகமாயிருச்சு. <laughs>
ஆமா. அது ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அக்ரஸிவ்னஸ் ரொம்பவே ஜாஸ்தி ஆவுது.
கண்டிப்பா. நம்ம நம்மளே ஒரு விதமா பய பயப்படுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து அந்த குழந்தைங்க வந்து சொன்னா கே கேட்பாங்க. இல்லை நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது? கொஞ்சம் ஜெனரல் பேரண்டிங் மாதிரி போய், "இப்படியெல்லாம் பண்ணாத தங்கம்." அப்படியெல்லாம் சொன்னா வந்து, "சரி!" அப்படின்னு சொல்ற குழந்தை, இப்ப போய் அப்படி பண்ணா, "இல்லை. நான் அப்படிதான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுலேயும் கொஞ்சம் உக்கிரமா என்ன பண்றாங்கன்னா, கையில இருக்கிறதெல்லாம் போட்டு எறிவாங்க. அவங்க கையில என்ன இருக்கோ, என்னமோ. ரிமோட்டா இருக்கலாம், அது வந்து நம்மளுடைய ஃபோனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம் அதை போட்டு எறியுவாங்க. இந்த நேரத்தில தான் வந்து, நம்ம வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கான நேரத்தை அவங்களையே வந்து முடிவு செய்ய வைப்பேன். அ அது ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அ அவங்களுக்கான டைம் டேபிள்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லிங்களா, அதை வந்து போட வைக்கிறதே அவங்களை தான். அ அப்படி இருக்கும்போ முதல் நாளே நான்
ஆமா. ஆமாமா. ம். ஆமா. ஓ! சரி. ஆனா அந்த டைம் டேபிள அதுங்க ஃபாலோவே பண்ணாதுங்களே.
<laughs> உண் ஏன்னா இதை போட சொல்றதே அவங்களை தானே. அப்போ வந்து அந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுவேன், "இதேமாதிரி ஃபாலோ பண்ணலைன்னா, இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு 1 வீக் வந்துட்டு, நோ ஸ்க்ரீன் டைம்" அப்பிடி சொல்லிடுவேன். அவங்களோட பனிஷ்மெண்ட்டும் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படி. அ அப்போ வந்துட்டு இதை போட வைக்கிறதும் அவங்க தான். அப்போ அவங்களே தான் வந்து சொன்னாங்க 1 மணி நேரம்னு நான் சொன்னேன். "1 1/2 மணி நேரம் அவங்களுக்கு ஒரு நாள் வேணும்." அப்படின்னு அவங்களே தான் கேட்டுப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, "சரி ஒரு 1/2 மணி நேரம் தானே வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இப்போ ரீசெண்டா பிடிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிளே இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே விரும்பி வந்து பண்றாங்க. அப்போ அதெல்லாம் நிறையவே வந்து வாங்கி குடுக்குறோம். அதே மாதிரி கலரிங் வந்து ரொம்பவே விரும்பி பண்றாங்க அ குழந்தைங்க. அதுலயும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செவர்லெல்லாம் வரையிற பழக்கம் உண்டு. அதை நம்மளால தவிர்க்கவே முடியலை. அப்படி இருக்கிறப்போ "சரி! பண்ணா பண்ணிட்டு போட்டும்." அப்படின்னு சொல்லி விடுறத த விடுறத தவிர வேறு வழி தெரியல. அவங்களுடைய அறையில தான் வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்களுமே. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியல தான். "ஸ்க்ரீன் நேரத்தை விட இவங்க இப்படி பண்ணிட்டு போட்டுமே." அப்படின்னு சொல்லி விடுறது. இப்போ நிறைய இப்போ புதுசா என்ன கத்துக்கிட்டாங்க அப்படினா, இந்த கிளேவை வந்து வீட்டிலயே செய்வாங்க இல்லிங்களா, இந்த மண்ணில வந்து பண்றது அ மட் கிளே அப்படின்ட்டு. அதை வந்து அவங்க பண்ணி விரும்புறாங்க. அதனால அதுல கொஞ்சம் விட்டுறது.
ஓ! சரி, சரி. ஓ! சரி, சரி, ஆ. ஓ! ம். ம். ஆம்மா. ஆ. ம். சரி, சரி. ஆமா. ஏன்? ஆமாமா, ஆமாமா. ஓகே. ஓகே. அது மாரி தான் நான் கேக்குறேன். இப்போ வந்து இந்த மண்ல வெலார்றதா இருக்கட்டும், இல்ல வரையிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்கள நீங்க வேற ஏதாச்சும் இந்த கிளாஸ்க்குலாம், சேர்த்து வுடுவீங்களா? அந்த மாதிரி பேட்மிட்டன், ஸ்விம்மிங், அபாக்கஸ்ஸு, இப்போலாம் நிறைய கிளாஸ் வந்துருச்சு. மியூசிக்கு இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி கிளாஸ்ல அவுங்கள சேர்த்து வுட்றது, அ இல்லைனா வந்து, ஒரு அ ஃப்ரெண்ட்ஸு இப்போலாம் வந்து ஸ்லீப் ஓவர்னே வந்துருச்சு இப்போலாம், நம்ம நாட்ல கூட. அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நீங்கலாம் வந்து பண்ணுவீங்களா? இந்த ஸ்க்ரீன் டைம கொறைக்கணும் அப்படின்னும்போது, நம்ம வேற சில வேலைகள அவுங்களுக்கு வந்து குடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப எனர்ஜி, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்து வெறும் சும்மா படி, படின்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவுங்களுக்கு நீங்க குடுப்பீங்க?
ம். <laughs> ம். கண்டிப்பா நம்ம நெறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து குடுத்து தாங்க ஆகணும். ஏன்னு கேட்டுகிட்டிங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுடைய எனர்ஜி லெவல் அவ்ளோ ஹய்ல இருக்கு. அதில வந்து, ந நம்மளால எதுவுமே பண்ணவும் முடியாது. நம்ம கிட்ட அவ்ளோ எனர்ஜியும் இல்லை. அப்டி இருக்கிறப்போ, நம்ம போய் அவங்க கூட வெளயாடுறது வந்துட்டு கொஞ்சம் சாத்தியக் வந்து கொறவுதான். அப்படி இருக்கறப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த, அ கராத்தே அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்விம்மிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்கில்லா கூட வந்து, வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைங்களா. ஒரு நீச்சல் தெரிஞ்சுக்கணும், அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸிக்கான விஷயந்தான். அது அந்த மாதிரி விஷயங்கள்ளலாம் அவங்களுக்கு நெறயாவே நம்ம சொல்லிக் குடுக்கலாம். இப்ப நெறய பேருக்கு வந்து, இந்த பேக்கிங், அப்புறம் இந்த பேஸ்ட்ரி அதுலலாம் வந்து ந கொழந்தைங்க வந்து ரொம்பவே ஈடுபடுற ஈடுபாடோடு தான் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்களும், அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதில வந்துட்டு, தப்பில்லையோ அப்டின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி, சில கொழந்தைங்க வந்துட்டு, சமையல்ல வந்துட்டு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. அ அதாவது இப்ப நம்ம செய்ற மாதிரி சாம்பார் அந்த மாதிரி இல்ல. இப்போ என்னோட பக்கத்து வீட்ல ஒரு கொழந்த இருக்கா. அவ எப்டின்னா, ஒரு 5ஆம் வகுப்பு தான் வந்து படிக்கிறா. அவ அவ பண்ற விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் வந்து எல்கேஜில படிக்கிறான். அவனும் அவனும் இவளும் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும், அவங்க அம்மா வந்து அலுவலகம் சென்றுருவாங்க அம்மாவும் அப்பாவும். அ வீட்டு சாவி எங்க கிட்ட தான் இருக்கும். அப்போ சாவி, பக்கத்து வீடு. அப்போ வீட்டு சாவி வந்து வாங்குனதுக்கப்புறமா, அவ உள்ள அவளுடைய கிச்சன்லருந்து வர வாசனை எங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்றா அப்படின்னா, எதாவது ஒண்ணு வந்து பண்ணி அந்த தம்பிக்கும் வந்து குடுத்துருவா ஏதாவது ஒண்ணு. இப்போ வந்து இந்த பாஸ்தா செய்றது,
ஆமா. ம். ஆமாமாமா ம். சரிங்க. ம். சரி. சரி, சரி. சரி. ஓகே. சரி சரி. ஓகே. ஓ! ஆனா வந்து எப்டி கேஸ் ஸ்டவ்லாம் ஆன் பண்றாங்க பெரியவங்களுடைய கைடன்ஸ் இல்லாம?
அதெல்லாம் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய பாட்டி வந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில வந்துருவாங்க அ அவங்க வீட்டுக்கு. பாட்டியோட வீடு கொஞ்சம் தொலைவில. ஆனா இவங்க வரதுக்கு எப்டியும் ஒரு 7 மணி, 8 மணி, இரவு நேரம் தான் வந்து, இரவு நேரம் தான் இருவருமே வந்து வருவாங்க. தொலைவு அவங்களுடைய அலுவலகம். அப்போ வந்து பாட்டி வந்து, ஒரு 4, நான்ன்று 4 1/2 தான் வந்து வருவாங்க அவங்க வீட்டுக்கு. அது வரைக்கும் இவங்க இருக்கணும் இல்லைங்களா, அது வரைக்கும் இந்த கொழந்தைய வேணா வந்து பண்ணுது. அது உண்மதான். அந்த கரண்ட் அடுப்புல வந்து பண்றாங்க. அ இந்த பாஸ்தா, அந்த மாதிரி விஷயங்கள்ல்லாமே அந்த கொழந்தை வந்து பண்ணுது. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க. பார்த்து கத்துக்கோ. அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து, உண்மதான். அ அவ்ளவுக்கு வந்து இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி கொழந்தைங்களுக்கு பிடிக்குதுன்னா, நம்ம அதயும் வந்து கொழந்தைங்கள செய்ய விடுறதில வந்து தப்பு இல்லன் தான் எனக்கு தோணுதுங்க.
ஓ! சரி, சரி. ஆ. <laughs> ஓகே. ம். ம் ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பெரியவங்களே வந்துட்டு இதுல ரொம்ப மூழ்கி தான் வந்துட்டு இருக்குறாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டு ஆளாளுக்கு 1 1 மொபைல வச்சுக்கிட்டு, அவங்க அவங்க, அவங்க அவங்க ஒலகத்துல வந்துட்டு இருக்குறாங்க. இப்போ நானே வந்து எதையாச்சு பாக்கணும்னு ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படீன்னா, அது ரிலேட்டடா அடுத்தடுத்து வந்துட்டே வந்துட்டு இருக்குது. அப்படியே நேரம் பார்த்தா 1 மணி நேரம் வந்து போயிருது. இந்த கொழந்தைங்க வந்து என்னன்னா, நம்ம செய்யாத செய்யாதன்னு நம்ம வாயில சொல்றத கேக்காதுங்க. ஆனா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்றத தான் அவங்க வந்து இமிடேட்டே பண்வாங்க. அதனால நா வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, என் கொழந்தைங்களுக்கு இந்த மாரி சொல்லி சொல்லி பாத்து கேக்கல. அதனால என் 2 ஆவது கொழந்த பொறந்தம்போது நான் என்ன பண்ணுவேன், புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பேன் நானு. எதாச்சும் ஒரு கதை புக்க படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது, அது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஏதோ ஒரு புக்கு, அந்த மாதிரி எடுத்து அதுவும் வந்து படிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து நா வந்து தெரிஞ்சுகிட்டேன், நம்ம பண்றத தான் வந்து கொழந்தைங்க பண்ணுதுங்க. அதுங்க எதுவும் புதுசா வந்துட்டு பண்ணல. அப்ப வந்து மாற வேண்டியது மொதல்ல கொழந்தைங்க கெடையாது, நம்ம தான் மொதல்ல வந்து மாறணும். நம்ம வந்து இந்த மாரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணிட்டிருக்கோம் அப்படீன்னா, அவங்களும் வந்து அதுல ஜாயின் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் அதுல ஒரு ஈடுபாடு வரும். நம்ம ஒரு தோட்ட வேலைகள் இந்த மாதிரி நம்ம செய்ற சின்ன சின்ன வேலைங்கள்ல, அவங்களையும் ஈடுபடுத்தி பண்ணும்போது, அவங்களுக்கும் அதுல இன்ட்ரஸ்ட் வந்து பண்றாங்க. நம்மளும் மொபைல் வச்சு பாத்துக்கிட்டு உட்காண்ட்ருந்தோன்னா, அவங்களும் ஆட்டமேட்டிக்கா வந்துட்டு மொபைல தான் வந்துட்டு தேட்றாங்க. அ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னங்க?
ம். <laughs> ஆமா. ம். கண்டிப்பா. உண்மதாங்க. ம். <laughs> ம். உண்மதான். உண்ம. <laughs> கண்டிப்பா கய் அதாவது, அத நீங்களே வந்து ரொம்ப அழகா வந்து சொல்ட்டீங்க, இல்லைங்களா? ஏன்னா, குழந்தைங்க வந்து ஒரு ஹீரோவாகவும் இது பார்க்க பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்துகிட்டீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள், இல்லைங்களா? நம்ம ஏதாவது நம்ம கோவமா பேசினா, அவங்களும் கோவமா தான் பேசுவாங்க. நம்ம எந்த மாதிரி வந்து மற்றவங்கள வந்து நடத்துறோமோ, அதே மாதிரி தான் அவங்க அவங்களுடைய நண்பர்கள வந்து நடத்துவாங்க, இல்லைங்களா? அ நீங்களே கூட பார்த்திருக்கலாம், சில பெண்கள்ல்லாம் வந்து பார்த்துகிட்டீங்கன்னா, அவங்க அம்மாவோடய ஷாலல்லாம் எடுத்துட்டு, அம்மா மாதிரியே நான் சேலைய சேரி கட்டிட்டு, நான் அலுவலகம் போற மாரி போறேன். இந்த மாதிரி இமிடேட் வந்து நெறைய பண்ணுவாங்க. நம்ம என்ன நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம என்ன பண்றோமோ, அதே தான் நம்ம குழந்தைங்களும் வந்து பண்ணுவாங்க. அப்ப நம்மளும் வந்து, நம்மளுடைய டிஜிட்டல் நேரத்தை வந்து குறைச்சுக்கறது வந்துட்டு ரொம்பவே நல்லது தான்.
ஆமா. ஆமாமாமா. ம். டீப். ரொ கண்டிப்பா. ரொம்பவே வந்து அழகா சொன்னீங்க. உங்களோட கருத்துக்கள நீங்க ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. எப்டி வந்துட்டு கொழந்தைய வந்துட்டு, நம்ம ட்ரெயின் பண்றது, நீங்க எப்பிடி மத்த கிளாஸ்க்குலாம் வந்துட்டு அனுப்புவீங்க. அ முக்கியமா வந்துட்டு, உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து பேக்கிங்லாம் பண்ணும் நீங்க பாத்தீங்கன்னா, அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா வந்துட்டு இருக்கு. அ அ ப ரொம்ப அழகா சொன்னீங்க, பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.
<laughs> கண்டிப்பாங்க. நன்றிங்க, மிக்க நன்றி.